ஆ, அத இன்னும் இருக ஆக்குறதுக்காக அது. அடுப்பு வந்து நம்ம துடைச்சி, துடைச்சி வீக்காயிடக்கூடாதுல்ல அதனால இருக நல்லா இன்னும் கடி கடினமாக்குறதுக்காக அந்த மாரி துடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அ மஞ்சள், குங்குமம் பக்கத்தில எப்பயுமே இருக்கும் ஒரு கீழ. அந்த அடுப்புக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல இருக்கும். அத எடுத்து மஞ்சள் வச்சு 3 மூளை இருக்கும்ல முக்காலி மாரி சொன்னேல 3 மூளைக்கும் வந்து மஞ்சள் வச்சு அ குங்குமம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அத சுத்
புரியுது, புரியுது. ம். ஆமாங்க, ஆமா. ஆனா, அது எதுக்காக அந்த மாரி வைக்கிறாங்கன்ட்டு நீங்க கேட்டுருக்கிங்களா? அத பத்தி எதாவது தெரியுமா உங்களுக்கு?
ஆ நான் கேட்டுருக்கேன், கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கோலமும் போடுவாங்க மாக்கோலம் அதாவது பச்ச அரிசி மாவு வச்சுக்கிட்டு அது பக்கத்தில கோலம் போடுவாங்க. கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விறகுகள எல்லாம் வந்து உள்ள வச்சுட்டு 2 விராட்டியை ஒடிச்சு 2 ஆ ஒடிச்ச உள்ள வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து நான் கேட்டேன் "இது எதுக்கு இவ்வளோ கோலம் போட்டு இது எதுக்கு இவ்வளோ அலங்காரம் பண்றீங்க எனக்கு எப்ப தான் தேநீர் கிடைக்கும்னு?" கேட்டேன். <chuckles> அவங்க சொன்னாங்க இதுக் கல்
ஆமாங்க. <laughs> ஆமா, நம்மளுக்கு எழுந்த உடனே முதல் வேல தேநீர் குடிச்சா தான் அந்த நாளே கரெக்ட்டா ஓடும்.
<laughs> ஆமா, அவங்க வந்து "நீ பொறுமையா தான் இருக்கணும். இது வந்து நகரம் கிடையாது. இங்கெல்லாம் இப்டி தான் இருக்கும்." அப்டின்னு சொல்லிட்டு "நீ வேணா வேடிக்கப் ம்."
ஒகே. ம். நிச்சியமா. அது எதுக்காகன்னா, நம்ப வயித்துக்கு சாப்பாடு குடுக்குற ஒரு பொருள்ங்க அது. சோ அதனால அது எப்டி எவ்வளோ மரியாத குடுக்கணும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பாட்டி அருமையா உங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் எனக்கு சொல்லிட்டு இருக்கிங்க.
ம், ம். ம். ஆமா, அது அதுக்கு அப்புறம் வந்து பாட்டி என்ன பண்ணுவாங்க எழுந்து நின்னு அந்த அ அடுப்பு கிட்ட வந்து வணங்கிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு அ தீக்குச்சியால வந்து இது பண்ண பார்ப்பாங்க. லேசா வந்து இந்த மண்ணெண்ணெய்ங்குற விஷயத்த அந்த விராட்டி மேல ஊத்தி வுடுவாங்க. ஒரு, ஒரு துளி சொல்லலாம் ரொம்பலாம் ஊத்த மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து இதுவே பத்த வைப்பாங்க அடுப்பே. அப்பறம் தான் வந்து சமையலே நடக்கும். <laughs> ஆ.
அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி, சரி. புரியுது, புரியுதுங்க. சோ அதுக்கு உண்டான மரியாதைய செலுத்திட்டு அதுக்கு அப்புறம் தான் அத தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இப்ப
ஆமா, ஆமா. இரவு ம். சொல்லுங்க.
ஒரு சில பேர்ல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த சமையலே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டிலயும் சரி இப்ப நகரத்திலும் சரி. என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்ப சமையல் அறைக்குள்ள போகணும் அப்டின்னாலே அதெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ஒரு சில பேர்ல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் போவாங்க. சோ அந்த மாரி நீங்க ஏதாச்சு கேள்வி பட்டுருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ஏன் பண்றாங்கன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குங்களா?
ம். ம், ம், ம். ம். ம். ம், ம், ம்.

இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த எரிபொருளே வந்து காசு குடுத்து வாங்கி அந்த மாரி பண்ற மாரி ஒரு நெலைமைக்கு தான் வந்துருச்சு. இதுல வேற நம்ம சப்சிடிக்கு வேற சண்டை போடணும். அதுக்கப்பறம் ப அ டெலிவரிக்கு குடுக்கும்போது அது வேறக்கும் எக்ஸ்ட்ரா வேற காசு தரணும். சோ இந்த மாரி எக்ஸ்ட்ராவா நாம போய்ட்டுருக்கு. ரூ. 1,000 ஆகுதுங்க ஒரு சிலிண்டருக்கு இப்பல்லாம்.
ஆமாமா. ம். ஆ. ஆ. ஆமா. ஆமாமா. இப்போ பாத்தீங்கன்னா வந்து, இதுக்கப்புறம் நான் இப்ப சொன்னதெல்லாமே என்ன எரிபொருள்ங்கிறத தான் உங்களுக்கு சொன்னேன். ஆ ஆனா, பாட்டி வந்து கொஞ்சோண்டு ஒரு பாட்டில்ல வந்து இது வச்சிருப்பாங்க, மண்ணெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல்ல, கிருஷ்ணாயில்ன்னு சில பேர், அதுவும் வச்சிருப்பாங்க. அ அப்பறம் பக்கத்தில தீப்பெட்டி இருக்கும். காலையில எழுந்த உடனே பாட்டி வந்து மொகம் கழுவி, பல் தேய்த்து, குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாணத்த வந்து ஒரு பாத்திரத்தில கரைச்சிக்குவாங்க ஒரு மண்சட்டியில.
மண்ணெண்ணெ வச்சுருப்பாங்க. கரெக்ட்டு கரெக்ட். நிச்சயமாங்க. ம். ம். ம். சரிங்க. ஆமா.
சாணம் இருக்குல்ல. அத வந்து கரைச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விறகு அடுப்புக்குள்ள மொதல் நாள் வந்து பயன்படுத்திய அந்த சாம்பல் தூள், அதாவது நீங்க வந்து விராட்டின்னு சொல்றாங்கல்ல,
ஆமா.
அத நீங்க வந்து எரிபொருளா பயன்படுத்தினா, அது கருகி அது எரிஞ்சு முடிச்ச ஒண்ண, ஒண்ணு மிச்சம் ர் வரும்ல்ல.
ஆமாங்க. ஃபுல்லா சாம்பலா இருக்கும் உள்ள. முந்தன நாள் சமைச்ச இதெல்லாம் இருக்கும் அப்படியே.
அ. ஆ. ஆமா. அத மொதல்ல எடுத்து ஒரு மஞ்சட்டி, அத ஒரு பாத்திரத்தில எடுத்து வைப்பாங்க. அது எதுக்குன்னு நான் கேட்பேன். இது எதுக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னு. "நாங்கல்லாம் பல் தேய்ப்போம் சில நேரத்தில, இல்லன்னா வந்து பாத்திரங்கள்ல விளக்க வந்து நாங்க சோப்பு பயன்படுத்தாம இதையே பயன்படுத்துவோம்." அப்படீன்னு சொல்லுவாங்க.
நிச்சயமா. சரியா, சொன்னீங்கங்க. இது தான் பண்ணுவாங்க. அந்த சாம்பல வந்து பல் தொளக்கவும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கரிய வந்து நம்ப பாத்திரம் தொளத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்ல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக் கோங்களேன், அந்த சாணம் எரிஞ்சு இதுவாகுது தெரியும்ங்களா? அதுலேருந்து தான் திருநீருமே தயாரிக்கிறாங்க. அது நீங்க உங்களுக்கு தெரியும்ங்களா?
ஆ. ம். ம். ஆமா. ஆ. ஆமா. ஆ ஆமா. அது ஆ அதுவும், அது ஆட்டு சாணமில பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அ மாட்டு சாணம் சில பேர் பண்ணுவாங்க. ஆட்டு சாணம் குறிப்பா பண்ணுவாங்கன்னு நான் பாத்திருக்கேன் அத. ஆ.
அப்படீங்களா? ஆனா, நான் வந்து மாட்டு சாணம் பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அதுக்கப்பறம் உங்க பாட்டி என்னென்ன பண்ணுவாங்க? என்ன பாத்திருக்கீங்க?
ஆ இதுக்கப்பறம் பார்த் அ ஆ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த விறக எரிச்சுட்டு அது ஆறுன இது இருக்கும்ல்ல. அதாவது எரிஞ்சு முடிச்ச விறகுகள்.
அந்த கங்குன்னு சொல்வாங்களே. ஆ.
அ கங்கு, அதை வந்து கரித்துண்டு மாரி இருக்கும். அத தனியா ஒரு இடத்துல எடுத்து வைப்பாங்க. நான் கேட்பேன் இது எதுக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, "இது வந்து பாய்லர், அதாவது தண்ணீ கொதிக்க வைக்கிறாங்கல்ல, சுடு தண்ணீ."
ஆமா. ஆமாமா.
ஆ அது பெயர் வந்து நம்ம இப்ப கெய்சர்ன்னு சொல்றோம்ல்ல. நீங்க இத எங்க பாத்திருப்பீங்கன்னா, தேனீர் கடையில வந்து வச்சுருப்பாங்க. எல்லா இடத்திலயும் தேனீர் கடையில ஒரு பித்தளையில இருக்கும் அது, ஒரு பைப் வச்சு.
ஆமா.

ஆ, அதுவுமே வந்து களிமண். ஆனா வந்து பூசப்பட்டதுன்னு நெனைக்கிறேன். வண்ணம் தீட்டியதுன்னு நெனைக்கிறேன். அது. ஆ அதில வ சமையல் அறையில இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து, க எப்பயுமே வந்து இந்த கறி இருக்குல்ல. நிலக்கரி. ஆ அத வந்து எ தணல்லேருந்து எடு தணல் மாரின்னு சொல்லுவாங்க அத. அந்த தணல கொண்டு வந்து உள்ள போட்டு வச்சுருவாங்க அதில. அது சூடுலேயே இருக்கும் எப்பயுமே. ஏதாவது ஒரு இத சூடு பண்ணணுன்னா அத பயன்படுத்திக்குவாங்க சமையல் அறையில. இப்போ ஆ, ஆ.
ஆமாங்க. ஒகே அப் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா, இது டைம் கேள்விப்பட்றேன்.
ஆ, ஆ. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் அறையில எப் அதாவது பின்பக்கம் எப்பிடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பு வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு அடுப்பு இருக்கும்.
சரிங்க.
ஆ அந்த அடுப்புக்கு வந்து விறகுகள் வந்து நெறைய தேவைப்படும். அந்த விறகுகல்லாம் வந்து உத்திரம்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓட்டு, ஓட்டு வீடு தான் எல்லாமே. ஓட்டு வீடுல குறுக்க, குறுக்க கட்டை வச்சிருப்பாங்க. அதை தாங்கிக்கிறதுக்கு அந்த ஓட தாங்கிக்கிறதுக்கு.
ஆஹ. ஆமா, ஆமா.
அந்த உத்திரங்கிறது அதுதான். அந்த குறுக்குக் கட்டைகள் மேல நெறைய விறகுகள வாங்கி அடுக்கி வச்சிருப்பாங்க.
ஒகே. அத வந்து நம்ப சேமிச்சு வைக்கறதுங்களா?
அ. அ ஆ, ஒ அது சேமிச்சு வக்கிறது. ம் மழ காலத்தில வந்து நனஞ்சிராம இருக்கிறதுக்காக அப்பிடி வப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அ அப்பப்போ வந்து பாட்டி வீட்ல வேலை பார்க்குற ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அ முள்ளு செடி கொஞ்சம் வெட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்பிடின்னு சொல்லி பின்னாடி தோட்டத்தில ஒரு, ஒரு கொட்டகைமாரி இருக்கும். அதில எடுத்து வச்சுருவாங்க. முள்ளுச்செடிய கொஞ்சம் உடைச்சி வச்சிருப்பாங்க. கருவேல முள். ஆ.
தேவைப்படும்போது சரி, சரி. ம். ஆ நிஜமாங்க. கண்டிப்பா. ஏன்னா, இப்பவும் கிராமத்து சைட் லல்லாம் போனீங்கன்னா, அவுங்க வந்து சமைக்க நீங்க சொன்னமாரி தோட்டத்தில தான் அங்க வச்சிருப்பாங்க. அந்த வெட்டிட்டு வந்த அந்த விறகு அந்த முள் செடியோ! இல்ல மத்த சாணம் கூட யூஸ் பண்ணுவாங்க. வரட்டின்னு சொல்லுவாங்க. அதுவுமே யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்குன்னே தனியாவே ஒரு எடம் வச்சிருப்பாங்க. அந்த பழைய காலத்திலலாம்.
ம். ம். ம். ஆமா, ஆமா. அதாவது ஆ. ஆமா. அதெல்லாம் நான் நேரவே பார்த்துருக்கேன். கருவேல முள்ள ஒடச்சிட்டு வந்து காய வைப்பாங்க. பச்சை முள்ள. அது காயிறதுக்காக வைப்பாங்க. அதுக்கு இது போக வந்து மாடு போடுற சாணத்தில கொஞ்சம் வைக்கோல கலந்து தவிடு அந்தமாரி ஆ அந்தமாரி கலந்து அத வந்து உருண்டை, உருண்டையாக்கி சுவரு மேல அடிப்பாங்க பால்மாரி <laughs>
அதே தான். ஆமாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா?
நான் பார்த்து இருக்கிறேன். நான்லாம் கையே வச்சதில்ல. பார்ப்பேன் என்ன தான் பண்றாங்கன்னு. சுவத்தில அடிச்சு அது காஞ்சிரும். காய்ஞ்ச உடனே அத நல்லா வெயில்ல காய வச்சு ஒரு பெரிய கூடையில அடுக்கி வச்சுக்குவாங்க.

ம்
அதே மாதிரி, அ அந்த வெப்பம் வெளியேறும் போது பாத்தீங்கன்னா, நம்ப உடம்பில இருக்க அ அந்த நுண்ணுயிர்கள் வந்து அழியுது. ஆனா, ஒரு சில நுண்ணுயிர்கள் வந்து அந்த வெப்பத்தை வந்து தாங்குறதுக்காக சண்டையும் போடுமாம். அப்ப, சண்டை போடும் போதும், இன்னமும் வெப்பம் அதிகமா வரும். அந்த வெப்பத்தினால நாம இந்த நுண்ணுயிர்கள் இறந்து இருக்கு தெரிங்களா? அதோட கழிவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ப உடம்புக்குள்ள இருக்கும். நம்ப உடம்பு இதிலயும் இருக்கும்ன்னு சொல்லுவங்க. அதே மாரி, குளிர்ச்சு அ சாரி, தூங்கி எழுந்ததற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ப வந்து தண்ணீர் பருகனும், பல்லு விளக்கத்திற்கு முன்னாடின்னு சொல்வாங்க. அதுவும் ஏன் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது அந்த பாக்டீரியால்லாம் சொன்னோ தெரியுங்களா? நம்ப வாயிலயுமே அந்த பாக்டீரியாஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்வாங்க. நல்ல பாக்டீரியா அப்படின்னு சொல்வாங்க. அப்போ, நம்ம தண்ணீ குடிச்சு குடிக்கும் போது, அந்த பாக்டீரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ப வயித்துக்குள்ள போகும். நம்மளுக்கு அந்த செரிமானத்திற்கு தேவையான அ நுண்ணுயிர்கள் பாத்தீங்கன்னா, அது தான் அதிகம் அது. அதனால, நாம குடிச்சு நாம உள்ள அனுப்புறோம். உள்ள அனுப்புனோம் அப்படின்னா, அதற்கு அப்புறம் பல் விளக்கும் போது, அந்த பாக்டீரியாவுக்கு எந்த ஒரு அஃபெக்ட் உம் ஆகாது. நாம் குடிக்காம போய் நாம பல் விளக்குறோம் அப்படின்னா, பல் விளக்குறதிலேயே அந்த பாக்டீரியா அழிஞ்சு போயிடும். அந்த ஒரு செரிமானம் ந நடக்காது. அதே மாரி தான், அ இதே அதே ஒரு கான்செப்ட் தான் இதுவும். சோ, குளிச்சிட்டு நம்ப போகும்போது, அந்த வெப்பமும் நமக்கு தணிந்து, ஒரு சமநிலையில உடம்பு இருக்கும்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ம், ஆ, அ. ஆமா, அ. ம். ம். ஆமாமா. புரியுது. ம். ஆ, அப் ஆமாமா, ஆமா. ஆமா. ம். அ, அ, ஆ. இ
அப்ப நம்ப சமையல் அறைக்கு போனோம் அப்படின்னா, அந்த ஒரு சுத்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதில கொண்டு வந்தாங்க.
ம். ஆமா. இது பாத்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்றது அன்றாட சமையலுக்கு தான். நான் இப்போ சொன்னேன். இதே ஒரு வந்து வி விழா நடக்குது, விசேஷம் நடக்குதுன்னா வந்து, இங்கே தோட்டத்திலேயே பெரிய பெரிய அடுப்பு கட்டி விட்டுருக்காங்க. அதில வந்து பூஜைகள்லாம் முடிச்சிட்டு தான், இதே மாரி வந்து ஆரம்பிப்பாங்க சமையல.
ம். ஆமாங்க. இப்ப நம்ம இந்த கேட்டரிங்லாம் செய்றாங்க தெரியுங்களா, அந்த சமையல் வேலைகள்லாம் அவங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. முதல சாமி கும்பிட்டு, கற்பூரம் ஏத்திட்டு தான் அந்த அடுப்ப பத்த வைப்பாங்க.
ஆமா, ஆமாமா. ஆ ஆ, ஆமாமா. அதாவது ஆ ஆமா, சமையலை தொடங்கும் முன்னாடி இவ்வளோ விஷயமாங்கிறத நீங்க கேட்க கேட்க, நானும் வந்து எல்லாமே விவரமா சொன்னேன். உங்களுடன் பேசியது எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
இது வந்து நம்முடைய பாரம்பரியமா இருக்குங்க. அந்த கலை இருந்தது.